நான் நிச்சயமா ஒரு விஷயம் சொன்னேன்னா, ஒரு பணம் விஷயம்ன்றது வந்து வந்து சாதாரணமான விஷயம் கெடையாது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ உழைப்பு இருக்கும். நீ சும்மாலாம் வந்து பணம் வந்து சம்பாதிக்க மாட்ட. உன்னோட கஷ்டம் இருக்கும், அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரத பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து ஏன்னா நெருக்கடி கூட இருக்கும். பணம் சம்பாரிச்சது வந்து பார்த்தீன்னா சாதாரணம் கெடையாது, எப்பவுமே. அப்டி இருக்க பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில வந்து நீ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ற அப்படின்னா, 1த்துக்கு 10 தடவ வந்து, அந்த விஷயத்த வந்து நெறைய பேர் கிட்ட வந்து ஆலோசனை பண்ணணும். நீ ஒரு படிச்சிருக்க, நீ ஒரு வந்து பட்டதாரி அப்டி இருக்கும் பொழுது, நெறைய பேர் வந்து பட்டதாரி தான் வந்து கவுர்றாங்களே ஈசியா.
ம். கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. யோசிக்கணும். கண்டிப்பா. சரி. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்டி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உனக்கு அறிவு இருக்கு. ஏன்னா வந்து படிக்காதவங்க கூட மேதையா இருக்காங்க, படிச்சவங்க முட்டாளா இருக்காங்க, இந்த காலத்துல. அப்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உனக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கு. நீ வந்து 4 பேர் கிட்ட விசாரி, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, முதலீடு பண்றன்னா," இது கவர்மெண்ட் இதுவு இருக்கா? இது வந்து உண்மதானா? நம்பக தன்மையா? அதுக்கப்புறம் வந்தவ இது போட்டா வருமா?" அத வந்து எது வேணா இருக்கலாம். இந்த வந்து முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா, 1 நிலமா இருக்கலாம், இல்ல வந்து 1 நகையா இருக்கலாம், இல்லை வேற எதனா ஒரு வந்து பங்குச் சந்தையா இருக்கலாம், பல முதலீடு இருக்கு. ஏன்னா நீ சம்பாதிச்ச பணத்தை வந்து, நம்ப தூக்கி எறைச் நின்னு நம்ம வந்து தாராள பிரபு கெடையாது. அப்டி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆலோசனை முக்கியம். பெரியவங்களோட வந்து ப இதுவும் முக்கியம் வார்த்தை வந்து முக்கியம்.
அம். கண்டிப்பா. ம். கண் ம். வராதா? கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். அ, அந்த எடத்துல உங்களோட முக்கிய பங்கு, அ உங்களோட முக்கிய பங்கு என்னவா இருக்கும்?
அதுலாம் வந்து, நெறைய விஷயம் இருக்கு. அவுங்களோட முக்கிய பங்கு, என்னை பொறுத்தவரைக்கும் பன் என்னோட முக்கிய பங்கு என்னவா இருக்குன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து "இது போல விஷயம்" சொல்றாங்க அப்படின்னா, என்னால முடிஞ்சது என்னோட தோழிக்கு நான் முடிஞ்சத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயம் வந்து நான் வந்து அது ரிலேட்டபுள்லா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரிசர்ச் பண்ணுவேன்.
உங்களோட முக்கிய பங்கு, உங்களோட முக்கிய பங்கு. ம், ம். ம். ம்.